ம்ஹ்ம். அந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா வந்து அவுங்க வீட்டுக்குள்ளேயே வந்து முடங்கியிருப்பாங்கல்ல. வேல, வேல வந்து பார்க்காம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆவே போயிட்டு இருக்கும்போது, இந்த பாடல் வரும். நீ வந்துட்டு இந்த மாதிரி இருக்காம, இந்த மாதிரி வரணும்.
ஓ. நம்ம வந்து தன்னம்பிக்கை, அதுவும் வந்து தன்னம்பிக்கை நம்ம சுயமரியாதையெல்லாம் வந்து, எடுத்து நம்ம பெண்களால முடியும் அப்பிடின்ற மாதிரி.
ஆமா. ஆமா ஆமா, அதுதான். "மனிதே வெளியே வா" ன்னுட்டு வரும்ல. அந்த பாடல், அந்த பாடல் நல்லா இருக்கும்.
ஆ. கண்டிப்பாங்க. அதேமாரி, அந்த பெண்களப் பத்தி பாடக்கூடிய பாடல்கள் வந்து எனக்கு ரொம்பவே புடிக்கும். அதுமாரி இந்த பழைய பாடல் ஒன்னு இந்த அர்ஜுன் நடிச்சிருப்பாரு, "நதியே! நதியே! காதல் நதியே! நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே! ஒன்றாய் இரண்டாய் காதலும் நூறு கேட்டால் சொல்வேன்" அந்த பாடல் வந்து அந்த ஆறோட, அந்த நதியோடையும் பெண்களோடையும் ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. அவுங்க அந்த அழகா வர்ணிச்சதா இருக்கட்டும். அந்த நதியோட கம்பேர் பண்ணி நம்ம அ அந்த பாடல் வரிகள் இருக்கன்னாலே, எனக்கு ரொம்ப புடிக்குங்க. அது இப்பிடிலாம் இருக்குமா! அப்பிடின்னு சொல்லி, நிறைய இது வந்து அந்த பாடல் வரிகள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். அத நீங்க ஒரு நாள் வந்து நீங்களும் கேட்டு பாருங்களே! இந்த வரிக்கும். பெண்கள் ஏனா, வந்து பெண்கள வந்து உயர்த்தி பேசுறது இங்க அபூர்வமா இருக்கு. அப்ப இந்தமாரி ஒரு பாடல்கள்லாம் நம்ம
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க. இப்பல்லாம் வந்துட்டு, இந்தமாதிரி நம்ம வந்து பழையதா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, இப்போ வந்துட்டு இந்த ஆல்பம் சாங்குன்னு வருது பாருங்க. என் புள்ளைகளுக்கெல்லாம் அது புடிக்குதுங்க அது என்னன்னு தெரில. அது ஒரு, ஒரு ஆல்பம் சாங், இப்ப ரீசென்ட்டா திருப்பி, திருப்பி கேட்குதுங்க. இட்லி, சாம்பார் சட்னின்னுட்டு, அது திருப்பி, திருப்பி அவன் ஒருமாரி ரேப்ல பாடுறான். "இட்லி, இட்லி, இட்லி" அப்பிடின்ட்டு ஒருமாரி ராப்பிங்கா பாட்றானா! அது பிடிக்குதுங்க. அது திருப்பி, திருப்பி வைக்க சொல்லுதுங்க, என்னோட 3 வயசு சின்னதுக்கு சின்னது. ம்.
<laughs> ஆ. ஓ! அதுங்களுக்கு தான் புடிக்குது பாருங்க. அதுவே இப்படி சொல்லி ஆல்பம் சாங்லாம் கூட இப்ப நல்லா போயிட்ருக்கு. டாப்ல போயிட்ருக்கு. அதுமாதிரி "எஞ்சா" இந்த பாட்டுலாம் வந்துச்சு பார்த்தீங்களா? "எஞ்சாமி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ எஞ்சாமி" இதெல்லாம் என்ன ஒரு இது. ஆ. ஆனா, இதுவும் நல்லா டாப்புல போயிட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் வந்து ஏதோ தியா. ம். நல்லா பாடும்.
ஆமா ரேப் பிடிக்குது இந்த வயசுல. ஆமா. ஆமா, ஆமா. ஆம். ஆமா, ஆமா. ஆனா, இந்த பாட்டு எனக்கு ஏத்துக்கவே முடியலங்க. இதுங்க என்ன இட்லி, சாம்பார், சட்னின்னு இத போயிட்டு இவ்ளோ, இவ்ளோ தான் கேட்குதுங்க அப்படிங்கிற மாரி இருக்குங்க அ அப்பிடிதான் அது ஒரு ரேப். ஆனா, அது எனக்கு புரியுது. அ இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அப்போ ரேப் பிடிக்குதுங்கிறது தெரியுது எனக்கு அதிலேருந்து
<laughs> அ. ம். ம். அதுதான் பாருங்க. இப்ப நம்மள கேட்கும், நம்பளும் சொல்லிக் கொடுக்கல. ஆனா, அந்த தொலைக்காட்சியில பார்த்து அப்ப நம்மல்லாம் அந்த காலத்துல வந்து இந்தமாரி மெலோடியாவே பார்த்து, பார்த்து வளந்தோமே, அப்போ நமக்கெல்லாம் என்ன ஒரு எவ்ளோ பெரிய வித்தியாசங்கள் கிடைக்குது பார்த்தீங்களா?

ஆமாமா. அந்தமாரி இது ரேப் லிஸ்ட்னா, ரேப் பாடல்கள் வை பயங்கரமா இப்ப வந்து பிரபலமாகிக்கிட்டு இருக்கு, குழந்தைகள் மத்தியிலன்தான்னு சொல்லுவேன்.
ம். ஆமாங்க. ரொம்பவே நிறையவே ஆயிருக்கு.
நம்ம நினைக்கிறோம், ம். ஒரு சில நேரம் நம்மலாம் வந்து ராகம் கட்டி, பாடி பழகுவோம். இந்த பாட்டு, நமக்கு ஒரு பாட்டு பிடிக்குதுன்னு வைங்களேன், அந்த ராகமா பாடணும் அப்பிடின்னு சொல்ட்டு, முன்னாடிலாம் பாட்டு புத்தகம் வாங்கி பாடின காலம்லாம் உண்டுங்க. அந்த பாட்ட பார்த்துட்டு
<chuckles> ம். ஆமாங்க. அது நல்லாயிருக்குங்க. நான் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன், நான்லாம். <chuckles>
ம். <chuckles> ஆனா, இப்ப இதுங்கலாம் வந்து என்ன பண்ணுதுகன்னா, அவுங்க ஒரு பாட்ட கேட்டாலே, மனப்பாடம் பண்ணிருதுங்க. அதுக்கு வாயில வரலனாலும் என், என் சின்னதுக்கெல்லாம் வாயில வரவே வராதுங்க. இட்லி, சாம்பார், சட்னிலாம். இ சாப்பிட கேட்கும்போது கூட இட்லி இட்லி தான்னு கேட்டதில்லை, அவ. அ சாம்பார் ஊத்துன்னு சொன்னதில்ல. ஆனா அந்த பாட்டுல அது பாடுதுனா பாருங்களேன்! அப்ப எந்த அளவுக்குலாம் பதிஞ்சிருக்கு. ஆமாங்க. நீங்க வேணா YouTubeல போய் கேட்டு பாருங்களேன்! ம்.
ஆமாங்க. சரியா சொன்னீங்க. <chuckles> <laughs> ம். நல்ல ஒரு முன்னேற்றம், ம். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? அது வந்து காட்சிகளா வந்து ஆ சரிப்பா. கேட்குறேன். கண்டிப்பா கேட்குறேங்க. என் பிள்ளைக்கும் போட்டு காமிக்கிறேன், அதுவும் இந்த மாரி ஆர்வமூட்டுச்சுன்னா, சொல்றேன்.
<chuckles> பாட்டு ஆ கவனிச்சு பாருங்க. அது என்னமோ, நான் முன்னாடிலாம் அது வந்து நான் கவனிச்சதில்ல. நான் சும்மா ஏதோ ஒரு பாட்டு ஓடுதுன்னா, அது பாட்டுக்கு நான் விட்டுருவேன். அதுங்க வந்து அமைதியா ஒரு இடத்துல உட்காருதுங்களா! வ சேட்ட பண்ணாம இருந்துக்குதுங்களா! அப்பிடின்னு விட்டுருவேன். ஆனா, நே ஒரு 2,3 நாளா தான் இத கவனிச்சேன். அந்த பாட்ட போயிக்கிட்டு இந்த பிள்ள வந்து பாடுதுங்க. பாட முயற்சி பண்ணுது, அதுவும் அந்த ராகத்தில. அந்த ராகத்தில ஆமா. நினச்சாலே எனக்கு சிரிப்பா வருது.
ம். ம். <laughs> அதான். அப்ப, நினைச்சி பாத்தா சிரிப்பு, சிரிப்பாருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அ அது அதுதான். இப்ப, இப்ப இருக்க குழந்தைங்களலாம் நீங்க சொல்றமாரி இந்த ராப் மியூசிக் தான் அதுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. <chuckles>
ஆமா. ஆமாங்க. கண்டிப்பா. ரொம்ப அழகா வந்துட்டு
அ அதுல குடும்ப பாடல்கள்லாம் இருக்கும், பார்த்தீங்களா? குடும்பப் பாடல்கள். அதெல்லாம் நல்லாயிருக்கும்ல. என்னது? "யார் என்ன சொன்னாலும், எவர் என்ன சொன்னாலும் சொந்தமோ! பந்தமோ! தேவையில்ல." அப்புட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, இப்ப திருமணமாகி நம்ம தனியா வந்துட்டோமா! இப்ப அந்த பாடல் கேட்க கூட அழுகையா வரும். நம்ம குடும்பத்தோட எப்பிடி ஒண்ணா இருந்தோம்! அந்த மாதிரியெல்லாம்.
ஆமாம். ம்.